ஆமா. இது 2மே அவங்களுக்கு அப்படி 3ம் கலந்த கலவை அவங்க. <laughs> அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து பொண்ணுலாம் கெடையாது. 2மே பையன். சின்ன வயசுலேருந்து எந்த வேலைனாலும் அவங்களே தான் செய்வாங்க. பசங்க வந்து எதோ சின்ன, சின்ன உதவிகள் கடைக்கு போய்ட்டு வரது, ஏதாவது லாஃப்ட்லேருந்து ஏறி எதனா எடுத்து குடுக்குறது. இந்த மாரி தான் செய்வாங்களே தவிர, இந்த அடுப்பு சமையலல்ல வந்து அவங்க உதவி பண்ணது கெடையாது பசங்க.
ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க, சரிங்க.
அதனால அவங்க வந்து நான் வந்ததும் என்ன நெனைச்சாங்க, "நீ வீட்டு வேலையெல்லாம் 1ல கத்துக்கோ. நீ வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கிட்டு, அதுக்கப்பறமா நீ வேலைக்கு போறத பத்தி யோசிக்கலாம்." அது நான் ஏன் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா, "நான் வேலைக்கு போகணும். நான் படிச்சிருக்கேன். எனக்கு இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுருக்காங்க. என் மூளைய நான் ஏன் இங்கேயே கசக்கி பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் தான் என் மூளைய உபயோகப்படுத்தணுமா?" அப்படீன்ற மாரிலாம்
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நல்ல கேள்வி. ம்.
அப்படீன்ற மாரிலாம் கொஞ்சம், கொஞ்சமா சோப் போட்டு, ஏதோ சரி "மொதல்ல நீ ம் ப கொஞ்ச நாள் ஆகட்டும். கல்யாணம் இப்பதானே ஆயிருக்கு." அவங்க இப்படி சொல்லி என்ன சமாதானப்படுத்தி தள்ளி, தள்ளி, தள்ளி போட்டு போகவே ஆரம்புச்சாங்க. 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 1 1/2 வருஷம்.
ஓ! சரிங்க. அதாவது, ஒரு வேளை அவங்களுக்கு, நம்பல்லாம் இப்படி தான இருந்தோம். இவங்க மட்டும் ஏன் போறதுன்ற மாரியும் இருந்திருக்கும். கண்டிப்பா.
ம். ஆமா. அதேதான்." நம்பல்லாம் இப்படிதானே இருந்தோம். இவங்க மட்டும் எதுக்கு போணும்? போயிட்டு வந்து சம்பாரிச்சுட்டு வந்து, காச நம்பகிட்டயும் குடுக்க மாட்டா. அவள் இஷ்டத்துக்கு பண்ணீட்டுருப்பா." அப்படீன்ற மாரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். இது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சுருச்சு ஒரு கட்டத்தில. இவங்களுக்கு வந்து, நம்ம எங்க இவங்க கிட்ட குடுக்காம, நம்ப இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோமோ "நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கணக்கு வழக்கெல்லாம் வராது. நம்ப ஏன் வீட்டு வேலையும் இவங்களுக்கும் சேர்ந்து சமைச்சு வச்சுட்டு, வீட்ல உட்காந்துருக்கணும்." அப்படீன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம்ன்னு எனக்கு புரிஞ்சுருச்சு.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.